ஓ. <chuckles> அது வந்து குழந்தையிலருந்து வ வ அப்படி பழக்குனதுனால, அப்படி பழகியிருக்கும் போல இருக்கு. அதுவும், குளுர்னால என் கணவருக்குலாம் சொல்லுவாங்க ஒரு சில நேரத்துல, "கால்லாம் இழுக்குது, என்னால தூங்கவே முட்ல." அப்புட்லாம் சொல்லுவாங்க. "என்ன இது புதுசா இருக்கு? இது எனக்குலாம் அப்படி ஆகவே இல்லையே?" அப்படி நானும் கேட்பேன். கேட்டா அவுங்க அம்மாவுக்கும் ஏன்னா, அவுங்க அம்மா வந்து ரொம் முதல் பிள்ளையினால ரொம்ப ஊட்டி ஊட்டி வளர்த்துருப்பாங்க போலருக்கு.
ம். இ ஆமாங்க. இப்போ ஆ. என்னங்க, அப்படியே வாழ்க்கையோட ஒன்றிணைக்கிற மாரியே சொல்றீங்க. என் கணவரும் இதே தாங்க சொல்லுவாரு. அவர் கால் இழுக்குதும்பாரு, திடீர்ன்னு எந்திச்சு இந்தந்த தேங்கா எண்ணெயல்லாம் போட்டு தேய் தேய்ன்னு தேய்ப்பாரு. தைலத்த தேய்ப்பாரு. அப்ப வந்து சொல்லுவேன், "என்னய்யா பண்ணிக்கிட்ருக்க? தைய தக்கான்னு குதிச்சிட்ருக்க எடையில எழுந்துருச்சு." அப்படீன்னுவாரு. ஒரு சில நேரம் எழுந்துச்சு அப்படிதான் குதிச்சிட்டுப்பாரு. ஒதறிட்டுருப்பார் பயங்கரமா, அந்த கால போட்டு. நம்ம பாட்டு நம்பள ஓய்வு வந்து
<laughs> ம். <laughs> அதுதான். <laughs> <laughs> ம். அது ஏற்பட மாட்டேதுன்னு நானும் நெனைப்பேன்.
ம். எனக்கு காலெல்லாம் இழுக்காது. ஆனா வந்து, இந்த ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம், மடக்கி உட்காந்துருந்தோம்ன்னா, அந்த சூகம் புடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. சுறு சுறுன்னு புடிக்கிற மாரி, அந்த மாரி எப்பயாவது ஆகும். ஆனா இவர் பண்ற மாரில்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாருங்க நைட் நைட்ல. அப்ப நா வந்து சொல்லுவேன், "நீ என்னைய்யா பண்ணீட்டுருக்க? எந்திச்சு ஆடிட்ருக்க? எல்லார் தூக்கத்தையும் கெடுக்காம, வெளிய ஓடி போயிரு." அப்படீன்றுவேன் நான். இந்த ரூம்குள்ள ஆடிட்ருப்பாரு, "வெளிய போய் ஹால்ல போய் ஆடு போ." அப்படீம்பேன்.
ஆமாமா. ம். <laughs> ம். <laughs> அந்த அந்த இ அந்த சூழ்நிலை நெனச்சாலே எனக்கு சிரிப்பா வருது. ம்.
ஆமா, ஆமா. அது நெறைய, இது நெறைய நேரம் நடக்கும். நெறைய நேரம் ஒரு சில நேரம் தினமுமே கூட நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் நடக்கும்.
<laughs> ம். இது நல்ல விஷயம்தான். அது நம்ம பார்க்கறப்போ ஸ் தெர்ல. எங்க கணவரும் எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பார் அந்த மாதிரி.
ஆமாங்க. அதுவும் இல்லாம இப்ப படுக்கை அறைய பாக்கும்போது பாத்தீங்கன்னா, இல்ல படுக்கை அறை அப்படீன்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இங்குட்டு தான் தலை வைக்கணும், அங்குட்டு தான் தலை வைக்கணும். அந்த வாஸ்து பாப்பாங்க பாருங்க! எனக்குல்லாம் பயங்கரமா கொழப்புங்க அது. எப்படி பாக்குறதுன்னே தெரியாது. ஆனா எங்க அப்பச்சி சொல்லுவாங்க, "தெக்கால வைக்காத, வைக் வடக்கால வைக்காத." அப்படீன்னு அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அப்ப நா எனக்கு எது கம்ஃபர்டபுலா இருக்கு அப்படீன்னு பாப்பேன். எனக்கு நேரா ஏசி வரணும். என் மூஞ்சிக்கு நேர காத்து வரணும். "இல்ல, என் ஃபேனுக்கு நேரா தான் படுப்பேன்" அப்படீம்பேன் நானு. அந்த மாதிரி தான் நா நா வந்து சூஸ் பண்ணுவேன். நீங்க எப்படி வந்து அத தேர்வு செய்றீங்க?
ம். ஆமாங்க. ஆமா. ம். <laughs> ம்.